ஆ. அதுதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு மட்டும் தான் நம்மள கூப்பிடுவாங்க. மிச்சம், வேற எதுக்குமே இந்த மாரி ரெகுலரா யாராவது வு கெஸ்ட் வந்தாலோ அதுக்கெல்லாம் வந்து அ 9த் டு 12த்த வந்து கூப்பிடவே மாட்டாங்க. அந்த இருக்கிற பிள்ளைங்கள வச்சே வந்து அத வந்து மேனேஜ் பண்ணிருவாங்க. அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும்
போர்ட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு.
ஆமாம்மா. போர்ட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாரி சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஆ டான்ஸ் ஆட்றதுக்கு 11ஆம் வகுப்பில ஒரு வாய்ப்பு கெடச்சதுங்க. நான் எங்கிட்ட, "அந்த குழந்தைல விட்டத, இங்க பிடிப்போம்." அப்படிங்கிற மாதிரி. அ அதுக்கு ஒரு வாய்ப்பு கெடச்சது. அதுவுமே வந்து எங் சொன்னேன். பார்த்தீங்களா! எங்க பள்ளியில நெறைய பேர் இருப்போம். ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவ்வளோ பேர் இருப்போம். அப்படிங்கும்போது, அதில தேர் தேர்வு செஞ்சு, அவங்க வந்து அ ஒரு ஒரு ஒரு 100 பேர தான் வந்து எடுத்தாங்க. 100 பேர் ஆடுனோம், இத்தனைக்கும். அதுலயும் ஆமா. 100 பேரும் அந்த கிரவுண்ட் ஃபுல்லா 100 பேர் இருப்போம். அ அவ்வளோ பேர் ஆடுனோம். அதனால வந்து, நாம்ம லுக்கா தெரிவோமான்னு கேட்டா, கெடையாது. ஏன்னு கேட்டா, எல்லாரும் ஒரே கலர்ல வெள்ள கலர்ல கெவ் அனார்கலி அப்ப அனார்கலி தானே ஃபேமஸ்ஸா வந்துச்சு.
அருமைங்க. சரி. ஆமா. கூட்டம் அப்பாடா! ம், ம். ஆமா.
அதனால இந்த வெள்ள கலர் அணால்கலி இந்த அ இந்த பாட்டுல கமல் வந்து, ஒரு பாட்டு பரதநாட்டியம் பாட்டு பாடுவான்ல, அப்போ வந்து போட்டிருப்பாங்க, பாருங்க. இல்லல்ல. இப்போ ரீசென்ட்டா விஸ்வரூபமா? ஆமா. அதுல போட்
சலங்கை ஒலியா? ஆமாம்மா. ஆ. விஸ்வரூபம். ஆமா.
ஆ. அதில "உன்னை காணாது நான் இங்கு" அந்த பாட்டு <clears throat> நான் இல்லையே. ம். அதில வந்து போட்டிருப்பாங்க, பார்த்தீங்களா! அந்த மாதிரி அந்த ப அந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் எல்லாரும் ஆடுனோம். ஆடுனதென்னமோ கோலாட்டம் தான். ஆனா வந்து அ ஆனா இடையில வந்து மிக்ஸ் ஆகும். 1 வந்து, ஒரு கொ கொஞ்ச தூரத்துக்கு பரதம், அடுத்து வந்து கோலாட்டம், அடுத்து வந்து என்டிங்கில வரும்போது வேற 1 இது பண்ணி முடிச்ச மாரி இருந்தது. அ அந்த மாதிரி வந்து, ஒரு 100 பேர் ஆடுனதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதில அதிலேயும் பெர்ஃபெக்ஷன் பயங்கரமா பார்ப்பாங்க. எங்க எங்க மேம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அ ஸ்டேஜ் மேல ஏறி நின்றுவாங்க. நாங்க கீழ இருக்கிற எங்க யார்ன்னு யார் தப்பு பண்ணாலும், கரெக்ட்டா சொல்லுவாங்கங்க, அங்கே இருந்து பார்த்துட்டு. ஏனா மேலேருந்து, ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது வியூ வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிவம் பாருங் எல்லாருமே தெரிவோம் பாருங்களேன்.
ஆ. சரி, சரி. ஆ. சரிங்க. ம். <chuckles> ம், ம். சரி, சரி. ஆ.